ஓ! சூப்பர்.
ம். அப்ப அதில போய் ஏறி ஏர்போர்டுக்கும் போயிட்டேன்.
அப்ப நம்ம காசு கொடுக்கத் தேவல்ல.
காசு கொடுக்கணும். ஒரு ரூ. 100 செலவு ஆச்சு.
அ, பணம் நீங்க கையில வச்சுருக்கீங்க! இப்ப எல்லாம் ஏடிஎம், ஜீபே அந்தமாரி தான் பே பண்ணுறோன்ல. நீங்க க காசும் கையில எடுத்துகிட்டு போனீங்க.
ம். ஆமா. அ எனக்கு அதுதான் பயமாச்சே தனியா போறோம், எ ஒரு வேளை நம்மளுக்கு வந்து மொபைல்ல, அ சார்ஜ் இல்லாம போய்ட்டா என்ன பண்றது? அந்த மாரியெல்லாம் பயம் இருந்துச்சு. ஆமா. ம்.
ஆ. சரி எல்லாம் எல்லாமே வச்சிருந்தீங்க கையிலேயும் இருந்தது. சூப்பருங்க. ம். அப்புறம் எப்பிடி அப்புறம், சாப்பாடு கிடைச்சதா?
ம். அதுக்கப்புறம் என்னாச்சு ஆ, அதுக்கப்புறம். ஆ, இ இங்க போனா ஒரு 4- 4 மணி நேரம் கேப்ல போட்டது, அங்க நான் கொஞ்சம் நேரத்திலேயே போயிட்டேன்.
சொல்லுங்க. சரி, முன்னாடியே போயிட்டீங்க.
ஆமா. அ ரேய் அ இதுக்கு ஏர்போர்டுக்கு வந்து ஒரு 6 மணி நேரம் டிஃப்ரென்ட்லயே போயிட்டேன்.

இன்றைய உலகத்தில நமக்குன்னு நம்ம யோசிக்கிறதே ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில நமக்கு தனியா ஒரு பயணம் போகணுங்குற் ஒரு ஆச இருக்கும். அந்த மாதிரி, உங்களுடைய தனி பயணத்தை நீங்க எப்படி திட்டமிட்டீங்க, எப்படி போய்ட்டு வந்தீங்கன்னு சொல்ல முடியுமா?
ம். எனக்கு வந்துட்டு அந்த ஆசை இருந்துச்சு, ரொம்ப நாளு. ஆனா, வந்துட்டு நானா வந்து, ஒரு தைரியமா போகணும்னுங்கிற ஒரு எண்ணமும் இல்ல போகவும் இல்ல.
ஓஹோ!
ஆனா, ஒரு கட்டாயம் வந்துச்சு. நான் கல்லூரியில படிக்கும்போது ஒரு கருத்தரங்கில கலந்துக்கிரகாக நான் போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில நான் தள்ளப்பட்டேன்.
கல்லூரிக்காக நீங்க கிளம்பி போக போக வேண்டிய சூழ்நில இருந்தது தனிப்பயணம்.
ஆமா. தனியாவே போகணும். அதாவது என்ன ஆச்சுன்னா, ஆரம்பத்துல ஒரு நாலு பேர் போலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அ ரொம்ப தூரம் பயணம் அப்படிங்கறனால தனியா போக வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு.
ம், சூப்பர். ஆ சரி, நீங்க என்ன நீங்க எப்படி எது கல்லூரி பயணம்னா எப்படி?
ம். ஆ கல்லூரி பயணம்ன்னா ஒரு கருத்தரங்க நீங்க வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து இம்பால்ல இருந்துச்சு. ஆ எங்க, எங்க வீட்டிலருந்து அது வந்து இந்தியாவோட அ வடக்கு தெற்கு பகுதியில இருக்கிற ஒண்ணு. அ இங்கே இருந்து வந்துட்டு ஒரு 3000 கிலோமீட்டர் தொலைவில இருக்கும் எங்கள் வீட்டில இருந்து. ம்.
ஓகே, ஓகே, இம்பால் எங்கே இருக்கு? ஓ! சூப்பர்!
அ இங்கே இருந்து வந்துட்டு ஒரு 3000 கிலோமீட்டர் தொலைவில இருக்கும் எங்கள வீட்டில இருந்து. ம்.
ஓ! சூப்பர்! ஓ! திரீ தௌசண்ட் 3000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்கீங்களா தனியா. சூப்பர்! சூப்பர்!
ஆமா! எனக்கு இப்போ நினைச்சா அப்படியே, ஒரு இதா இருக்கு. என்னடா இது நம்மளா போணோம் அப்படிங்கற மாதிரி இருக்குது.
வொண்டர்ஃபுல்! எப்படி இருந்தது அந்த அனுபவம்? எப்படி நீங்க அத அத கல்லூரிங்கிறதுனால நீங்க திட்டமிட்டு போகல இல்லையா? திட்டமிடல்லா அவங்க கையில் இருந்திருக்கும்.
ம். அ நான் தான் திட்டமிட்டேன் தனியா போகனும். ம் அது வந்து, கல்லூரி வந்து பொறுப்பு எடுத்து கூட்டிட்டு போயிருந்தா யாரோ ஒருத்தர் கூட வருவாங்க. இது வந்து நான் தனியா போக வேண்டியதா இருந்துச்சு. நான் மட்டும் தனியா போனேன்.
ஓ!